ஓ, செரிங்க, செரிங்க.
ஆனா, பெரிய பாப்பாட்ட அப்படி இல்ல. ஏய், எந்திரி, கிளம்புன்னா, அவ பாட்டு கிளம்பிருவா. ஆனா, அவளே சில டைம் கேட்பா. "அவ க பாப்பாட்ட மட்டும் அவ்ளோ கொஞ்சுறீங்க. அவ்ளோ ஒரு இதா இருக்கிறீங்க. என்கிட்ட மட்டும் ஏம்மா தள்ளி, தள்ளி போறீங்க?" அப்டின்னு அவ கேட்பா. ஆ, ம். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது குழந்தையா நம்ம அவள பாக்குறோம். இவள வளர்ந்த பிள்ளையா நம்ம பாக்குறோம். ஆ, இந்த மாரி வந்துட்டு. அ, வீட்ல வந்து இந்த மாரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும்போது, நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, "நம்ம எப்பவுமே ஒரே மாரியே இருந்துரணும். எல்லார்கிட்டயும் ஒரே மாரி உணர்வ வந்து பகிர்ந்துக்கணும்", அப்படின்னு நெனைப்போம். ஆனா, முடியாதுங்க.
ஓ, செரிங்க. ஓ! செரிங்க, செரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அதாது சில நேரத்தல பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ரொம்ப கோவம் வர மாரி நம்மள ஏதாச்சும் பண்ணிருவாங்க. அந்த நேரத்தில நீங்க அத வந்து எப்படி மாத்திப்பீங்க? இல்லையா, அந்த கோவத்த வெளிப்படுத்திட்டு அப்பறமா நீங்க அத பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி உங்கள உணர்ச்சிய மாத்திப்பீங்களா? இல்லன்னா கோவம் வந்துச்சுா, அந்த கோவத்தையே வெளிப்படுத்தருவீங்களா?
ம். கண்டிப்பா. ஐயோ! கோவத்த வெளிப்படுத்திரணுங்க. இது அதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. அதெல்லாம் கட்டுபடுத்தனா ஸ்ட்ரெஸ்ல வந்து விழுந்துருவோம் நம்ம.
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அது அந்த கோவம் வந்து நம்பள அழிச்சுருன்ற மாரி ஆயிடும். அடுத்தது ஒரு கட்டத்துல. <chuckles>
ஆமா, ஆமா. எப்பவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து நம்ம விழுந்துருவோம். நம்ம அந்த கோவத்த அங்க தான் காமிச்சரணும். ஆனா, காமிக்க முடியாது, எது எட எடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்கள்ட்ட கட கோவத்த காமிக்க முடியாது. அவங்க என்ன சொன்னாலும், அப்படியே தலைய சாயச்சுட்டு, அப்படியியே அமைதியா போற மாரியே இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு இப்போ வந்து எங்க காட்டுல எல்லாம் வந்து ஆளுங்க வேலைக்கு வருவாங்களா, இப்ப பாத்தீங்கன்னா, உள்ள நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் உள்ள படுத்துட்டு இருக்கிறனோ? டிவி பாத்துட்டு இருக்கேன்னு, அவங்களுக்கு ஒரு எண்ணம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆ, செரிங்க. ஆ, செரிங்க. ஓ! நீங்க வந்து ஓய்வு எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுப்பாங்க. ஆ.
1008 அ அவங்க 1008 வாட்டி வந்து எட்டி, எட்டி பாத்துட்டு, தண்ணி கொண்டா, அத கொண்டா, இத கொண்டா, அத தூக்கு, இத தூக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
ம்.
நமக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு டென்ஷனா இருக்கும். எதுவும் சொல்லவும் முடியாது, நம்ம அந்த நேரத்துல. ஆனா, இதே, அதே மாரி வ இதே சூழ்நில வந்து சின்ன குழந்தைங்க பண்ணுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். நமக்கு கோவம் வந்துருங்க. "என்னம்மா? நான் சமைக்கட்டுமா, வேண்டாமா? எது கத்திக்கிட்டே இருக்கறே. கம்முன்னு உட்காரு!" அப்படினு நம்ம திட்டிடுவோம் புடிச்சு.
ம். ம். கண்டிப்பா.

இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து, நம்ப ஒருத்தவுங்கக்கிட்ட பேசும்போதோ! வெக்கும்போதோ! நம்மளுக்கு நிறைய உணர்ச்சிகள் தோணும். நான் ஒருத்தர ஒருத்தர, ஒருத்தர் பொறுத்து நம்மளோட உணர்ச்சிகள் வந்து அந்த நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ம் சில டைம்ஸ் வந்து சந்தோஷமா இருக்கும். சில டைம் சோகமா நம்ம ஒருத்தவுங்கக்கிட்ட அந்த உணர்ச்சிய பகிர்வோம். சில டைம் வந்து கோவமா நம்ப உணர்ச்சிய பகிருவோம் அந்தமாரி உங்களுக்கு எதுவும் சந்தர்ப்பம் அமைஞ்சுச்சா? அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா?
ம். கண்டிப்பாங்க. ம். ம். அ கண்டிப்பாங்க. இத இந்த இத கேட்கும்போது அம், இந்த உணர்ச்சிகள்ன்ற ஒரு வார்த்தைய கேட்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்பிடின்னா, எங்க வீட்ல வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு நடந்தது.
சரிங்க. ஓ! சரிங்க.
அப்போ, அந்த ஃபங்க்ஷன் அப்ப பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல வந்து நாங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தோம், எல்லா எங்க சைட்லயும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தோம், அவுங்க சைட்லே எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தோம் நாங்க. ஆனா, இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தது யாரு அப்பிடின்னா, அதான் எப்பமே நம்ம வீட்ல ஃபங்ஷன்னா நம்ம அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்துருவாங்க இல்லயா! அதுனால அப்பா, அம்மா வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அ, அப்ப எங்க மாமனார், மாமியார் பார்த்தீங்கன்னா, அவுங்களுடைய அ வரவேற்பு பார்த்தீங்கன்னா லைட்டா தான் இருந்துச்சு. "அ வாங்க! உட்காருங்க!" அவ்ளதான். பெருசாலாம் அவுங்க அந்த இத ஒன்னும் காமிச்சுக்கல.
கண்டிப்பா, ஆமாங்க. அ, அ, அ கிட்டத்தட்ட செ எல்லார் வீட்லயும் முக்காவாசி பேர் வீட்லயும் இப்பிடிதான் ஒருமாரி நடக்குன்றமாரி தான் இருக்கும் ம்.
<laughs> ஆமா. அ எ ஏதோ வந்துட்டாங்களேன்றதுக்காக, வாங்கன்னு சொன்னமாரி இருந்துச்சு. வெளிய எதுவும் காமிச்சுக்கல அன்னக்கி நம்ம. அ வாங்க, உட்காருங்க. ஏதோ சாப்பிடுங்க. அவ்ளதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல ஃபுல்லா இவுங்க சொந்தக்காரங்க வந்து இறங்குனாங்கங்க.
சரிங்க, சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! ஓ! சரிங்க.
எங்க நாத்தனாரு, எங்க நாத்தனாருடைய சொந்தக்காரங்க, அப்புறம் இவுங்களுடைய அக்கா, அண்ணா, தம்பி எல்லாம் அ யாரோ எல்லாரும் வந்தாங்க.